கண்டிப்பா. எதாவது ஒண்ணு வாங்கி குடுக்கலன்னா, அந்த எடத்த விட்டு நம்ம நகல முடியாது. என்னோட சின்ன குழந்தைலாம் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவா. அவள சமாதானப்படுத்தி நம்ம வாங்கி குடுக்கறதுக்குள்ளயே, பெரிய இதாயிடும். க்கும்.
ஓ! <laughs> ம், ம். சரி சரி.
அப்படி வந்து நாங்க வந்து அந் அ அப்புறம் வந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ராட்டினம். ராட்டினத்துக்கு முன்னாடி, குழந்தைங்க விளையாட்ற ராட்டினம் தனியா இருக்கும். பெரியவர்களுக்குத் தனியா இருக்கும்.
ம். ஓ! பரவால்லையே!
அப்ப அவ, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்டு வந்து குழந்தைகள் தானே முதல்ல வந்து போவாங்க. அவுங்க வந்து அவுங்களால வந்து, அவுங்கள உற்சாகத்த வந்து நம்மளால க கட்டுப்படுத்த முடியாது. அதனால முதல்ல வந்து அவுங்களோட ராட்டினங்கள் வந்து விளையாட உடுவோம்.
ஆமா. கண்டிப்பா. அ. ம், ம்.
அந்த ஒரு சின்ன குதிர மாரி இருக்குமே! அந்த குதிரையாகட்டும்,
ஓ! <laughs>
அந்தப் பைக்கு, கார்லாம் வச்சு ஒரு ராட்டினம் இருக்கும். சின்னதா தான் இருக்கும். ஆமா.
சுத்தி வரும் இல்லையா? அதான் சுத்தி வரும். அ.
அந்தச் சுத்தி வர்ற ராட்டினம். அப்புறம் அந்த வாத்து மாதிரி இருக்கும் பாருங்க அந்த வாத்து ராட்டினம். இதெல்லாம் இவுங்களுக்கு வந்து நடக்கும். எ தினமும், அந்தத் திருவிழான்றதுனால, கூட கூட இருக்கும். எல்லாமே விலை. நம்ம வந்து ஒரு பார் பார்க்குக்கு போயி அத அனுபவிச்சோம்ன்னா, இந்த விலை இருக்காது. ஆனா ஒரு திருவிழான்னு போம்போது, இந்த விலை அதிகமா இருக்கும். இருந்தாலும் பரவால்லன்ற. 1 நாள் தானே அப்படிங்கறதுனால, நம்மளும் வந்து அத அவுங்களுக்கு, அவுங்க சந்தோஷப்படட்டும் அப்படிங்குறதுக்காக ஏத்தி உட்றது.
ம், ம், ம். கண்டிப்பா. ம், ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
இந்த 4 ராட்டினங்கள் முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பெரியவங்க விளையாடுவதற்குரிய, அந்த ஸ் இது மாரி போயிட்டு வரும் பாத்தீங்கன்னா, பெரிய குதிர மாதிரி ஒரு ராட்டினம். அது வச்சிருந்தாங்க. அது வருட வருடம் நானு, என் நாத்தனார் எல்லாரும் சேந்து ஏறிருவோம். <chuckles> அது ஏறுனா தான் அந்தத் திருவிழாவே வந்து எங்களுக்கு நிறைவான மாரி இருக்கும். <chuckles>
ஓ! சரி. <laughs> நிறைவு. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா. ஏன்னா கண்டிப்பா இந்தத் திருவிழா வந்து ஒரு 7 நாள் நடக்கும். அதுல 4 நாள் தான் நாங்க பங்கு ஏத்துப்போம். ஏன்னா வந்து விடுப்பு போட்டுப் போக முடியாது அப்படிங்கறதுனால, 4 நாள் வந்து எல்லாரும் ஒண்ணா இருக்கற மாதிரி 4 நாள் பங்கேற்போம். அதனால இந்த 4 நாள்
ஓ! ம், ம். கண்டிப்பா. இதெல்லாம், மு இதெல்லாம் முன்னாடியே பேசி வச்சுக்குவீங்களா? "இந்த 4 நாள் வந்துருங்க, ஊர்ல இருந்து" அப்படிங்கிற மாரி பேசி வச்சுருவீங்களா?
கண்டிப்பா. ட்ரெஸ்ஸு மொத கொண்டு பேசி வச்சிருவோம். இந்த 4 நாள்ல, இந்தந்த மாதிரி நீங்கப் போடணும். ஆளாளுக்கு, கலர் மட்டும், <tsk> அதாவது ஒண்ணா எடுக்க முடியல அப்படின்னா கூட, ஒரே நிறத்துலயாவது போடணும். ஒரே குடும்பம் அப்படீன்றது தெரியறதுக்காக, ஏன்னா கண்டிப்பா ரொம்ப கூட்டமா இருக்கும். அந்தக் கூட்ட நெரிசல்ல வந்து
<laughs> ஓ, ஒ! ம். கண்டிப்பா. நல்லா இது ஒரே, ஒரு ஒரே நிறம், ஒரு குடும்பம் அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும்ல பாக்கிறதுக்கு அன்னைக்கி. ஆ.
நிச்சயமா. ஏன்னா வந்து, ஒரு பக்கமா போயி, முன்னாடி அந்தக் கோயிலுக்குள்ள போகும்போது, ஒரு குடும்பம் தான் உள்ள போக முடியும். ஒரு குடும்பம் தரிசனம் பண்ணக்கப்புறம் தான், அடுத்த குடும்பம் வந்து உள்ள போக முடியும். அப்படி தான் வந்து அந்தக் கோயில் நமக்குக் கோயில்ல அனுப்புவாங்க. ஏன்னா, அந்த ஊர்க்காரங்கன்னம்போது, குறிப்பிட்ட ஒரு அ எத்தன வீடுகள் இருக்கோ அவ்வள தானே இருப்பாங்க! அதனால அப்டி தான் அனுப்புவாங்க. அப்டி தான் நாங்களும் போயிட்டு வருவோம். அப்ப பாக்கம்போது, நெறையா கண்ணேர் பட்டுருன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு இரவு எல்லாம் வந்து நல்லா சுத்தி போடுறது <chuckles> அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. என் மாமியார் வந்து எல்லாருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுப் போயிருக்கோம். எல்லாரும் ஒண்ணா இருக்கோம் அப்படிங்கறதே வந்து ஒரு இது தானே!
ஓ. அடேங்கப் ஓ! ஆமா, ஆமா. ம், ம். ம், ம். <laughs>